கண்டிப்பா, சிறப்பா சொன்னீங்க. இப்போ, நீங்க ஒரு பேருந்துலலாம் போறீங்க இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துல வந்து, யாரோடையோ, தெரியாம ஒரு மோதல் வந்துருச்சு. ஒண்ணு அ இடிச்சுட்டாங்க, இல்ல ஏதோ வந்தது. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு உ நிலையில வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டு குடுத்து போயிடுவீங்களா?
ஆமா. ஆமா. ஆமா. அப்போ பக்கத்தில இருக்கவங்க உதவிய கண்டிப்பா கேட்டு தான் ஆவணும். கண்டெக்டர் யாரையாவது கூப்ட்டு, "பாருங்க, இவரு இப்டி பண்ணுறாரு. நீங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க" ஒண்ணு நம்ம நேரடியா சத் அந்த எடத்துல வந்து நம்ம யாருக்கும் தயங்க தேவையில்லை. தள்ளி நில்லுன்னு நம்ம தைரியமா சொல்லலாம்.
ஆ, ஓ! ஓ! கண்டிப்பா. அப்பவுமே நீங்க வந்து
ஆமாங்க. சின்ன வயசில நான் குழந்தை பருவம் அந்த மாரி இருக்கும்போதுலாம், கையில வந்து நான் ஊக்கு வச்சிருப்பேன் நானு,
ஓ! <laughs>
ம், ஆமா. சேஃப்டி பின்ன கையில எப்பயுமே வச்சுப்பேன். ரொம்ப இடிக்கிறாங்கன்னா, <chuckles> இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுற வேண்டியதுதான் டாக்டர் மாதிரி.
<laughs> சிறப்புங்க. நீங்க பயங்கரமான ஆளா இருப்பீர்ங்கன்னு நினைக்கிறேன்.
பக்கத்துலயே வர மாட்டாங்க. அதே மாரி செருப்பு, ஹீல்ஸ் இருக்கு இல்லையா? கால மிதிச்சு விட்டுருவேன் நானு,
ஆமா. <laughs> உங்ககிட்ட இருந்து, நெறைய விஷயம் கத்துக்கலாம் போலயே!
தள்ளி போய்டுவாங்க. <chuckles> வேற என்ன செய்ய? நம்ம ஒ தள்ளி நின்னுன்னு தான் சொல்ல முடியும். எடம் இல்லம்மா! நான் என்னம்மா செய்ய? அப்டின்னா, வீச்சு உட்டோன்னே தன்ன போல நகண்டு போய்ருவாங்க. வேற வழி இல்ல.
<laughs> சிறப்புங்க. அதான். அங்கேயுமே வந்து நீங்க சத்தம்லாம் போட மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. இல்லாட்டி வந்து கண்டக்டர கூப்ட்டு, இப்பெலாம் சொல்லிடுறது.
ம். எ, சொல்லுவேன் ஒரு ஒரு தரவை தள்ளி நில்லுங்கன்னு வாயில சொல்லுவேன். கேக்கலன்னா, அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் ஆமா. அவர்ட்ட சொன்னா சில சில கண்டெக்டர் அத ஏத்துப்பாங்க. சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அந்த சமயத்தில, நம்ம தற்காப்பு நம்ம தான் பாத்துக்கணும்.
ஆ. ஆ.